ஆ
எனக்கு அது போக ரொம்ப சோகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாரி என்ன சொல்ல ஒரு பழைய பாடல்களுக்கு போயிருவேன். பழைய பாடல், புது பாடலும் சரி பழைய பாடல்னா "எங்கே நிம்மதி" ரொம்ப சோகமா இருந்தா <chuckles> அ.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அ வேற <chuckles> இப்
இல்ல, நானு இது ஒரு காமெடி கூட ஒண்ணு பார்த்தேன். "முதல் முதல்ல நிலாவுக்கு வானத்துக்கு போன பெண் யார் தெரியுமா?" அப்டின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மீம்ல அ "கேஆர் விஜயா" தான் அப்டின்னு சொல்லிட்டு கேஆர் விஜயா உடனே, "அந்த மன்னவனே அழலாமா" ஏதோ ஒரு பாட்டு வரும் அதில வந்து உங்க வானத்தில இதுதானே அது அப்டின்ற மாரி அந்த பாடல்களுமே நல் நல்லாயிருக்கும் ஒரு சில சமயம் பார்க்கும்போது
அ. சொல்லுங்க. ஆஹ. ஆ. ஆமா, அதுல ஒரு ஓ அப்ப நீங்க வந்து என்ன அந்த காலத்து ஆளுன்னு சொல்றீங்க. அ.
இல்ல இல்ல. அப்டி சொல்ல வரல அந்த பாடல் ரசிக்கும் படியா தானே இருக்கு. ம், ம்.
ஆ சரி, ஓகே இருக்கட்டுங்க. ஆனா, அதே நேரத்தில இப்பயும் வந்து இப்போ உள்ள அளவுல இப்ப இந்த "தேரைஸ்க்குன்னு" சொல்லி பாடல் வந்து நான் ஹிந்தியில தான் கேட்டுட்டு இருக்கேன். பாட்டு இன்னும் அதிலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் தோல்விக்கான பாடல ச ரொம்ப அருமையா கொடுத்துருப்பாங்க.
ஆ அ. ஓ! அருமை, அருமை.
அத கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பல தடவ கேட்கறக்கான வாய்ப்புகள் நல்லாருக்கும்.
இப்போ சின்ன வயசுலலாம் ஒரு பாடல் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்போம். அது ரொம்ப புடிக்கும் நமக்கு எனக்கெல்லாம் அந்த யூத் படத்துல அந்த சக்கர நிலவே பாட்டெல்லாம் நான் ஒரு ரெண்டாவது, ஒண்ணாவது படிக்கும் போது ஹ்ம்.
ஆமா, ஆமா. அது எப்டி "முன்பே வா அன்பேவா" எப்டி பெ பெரிய வெற்றி ஆச்சோ! அதே மாரி "சர்க்கரை நிலவே" நானும் பார்த்தீங்கன்னா பல தடவ கேட்டிருக்கேன் அத.
அது அப்போ நமக்கு வந்து எஃப்எம்ல கேட்குற மாரி வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கும். எவோ ரேடியோல எப்போ போடுவாங்க போடுவாங்கன்னு பார்த்துட்டு
ஆமா, அதில அந்த அளவுக்கு சத்தம் சத்தமும் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. உங்களுக்கு அந்த வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது ஆனா இருந்தாலும் மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
நிச்சியமா.

அப்ப வந்து நமக்கு அந்த நேரத்துல யாரு ஹீரோ ஹீரோயின்கள பொறுத்து மாறும். அ அந்த நேரத்துல இந்த பாடல்தான் பிடிக்கும்னு கிடையாது. எந்த பாடல் நல்லாருக்கோ அத எல்லாத்தையும் மொத்தமா ரசிப்போம். அந்நேரம் நம்ம மூடுக்கு ஏத்த மாரி பாட்டு போட்டு கேட்க மாட்டோம், பள்ளிக்கூடத்தில இருக்கற நேரத்த பொறுத்த வரைக்கும். அ ஒருவேள கல்லூரியில வந்து
ம்ஹ்ம். நிச்சியமா. அப்ப அதுக்கு வாய்ப்பும் இல்லைல்ல. அப்டி நமக்கு புடிச்ச பாடல் எப்டி கேட்க முடியும்? எப்பயாவது நேயர் விருப்பத்தில கால் கனெக்ட் ஆயி நம்ம கேட்ட பாடல் அவங்க போடுற மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா மட்டும் தான் ஒளிய புடிச்ச
ஆமா. ஆமா, இல்லேன்னா ரேடியோல போடுறத கேட்டுக்கிட வேண்டியது தான். அந்த மாதிரி அப்ப அந்த ப கால் பண்ணி பாட்டு போட சொல்லுவாங்க தெரியுமா, சி சில நிகழ்ச்சிகள்லாம் அ அந்த மாரி சொல்லுவாரு "எனக்கு இந்த லவ்வருக்காக இந்த பாட்ட போடுங்க சார்." அப்டின்னுலான் வந்து இந்த சன் மியூசிக் ஆரம்பிச்ச நேரத்துல. அ.
நிச்சியமா ஆமா. ஆமா. <laughs> அந்த அனுபவம் இருக்குங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? யாருக்காவது பாட்டு டெடிக்கேட் பண்ணியிருக்கீங்களா? அ.
நான் பண்ணது இல்ல. ஆனா பார்த்துருக்கேன், எல்லாரும் இப்ப என்னெல்லாமோ சொல்லுவாங்க. சரி நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க வந்த ரசிகர் மாரியே தூரமா இருந்து பாத்துட்டு போறது. சரிடா வாழுங்கடா அப்டின்ட்டு.
<laughs> ஆ. நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கு யாருக்கும் பாட்டு டெடி டெடிகேட்லாம் பண்ணதில்ல ஹாய் ஹலோன்னுலாம் சொல்லி மெசேஜ் பண்ணுவோம்ல, அந்த மாரி ரொம்ப புடிச்சு போயிட்டு "இப்டி பண்ணுங்க ஒரு ஸ்பேஸ் இப்டி அப்டி அனுப்புங்கன்னு ஒரு அந்த மெத்தட் போட்டு அந்த நம்பருக்கு அனுப்புங்கன்னு." பண்ணியிருப்பாங்கள்ல. அத எதிர்ச்சயா ஒரு தடவ பண்ணிட்டு அந்த மெசேஜுக்கு ரூ.3வா எடுத்துக்கிட்டான் "ஐயோ எங்க அப்பா திட்டுவாரே" அப்டின்னு அவ்ளோ பயம் எனக்கு அப்டி இருந்த. <laughs> அப்டிலாம் கேட்டா குடுக்க மாட்டாங்க. அது இல்லாம யார்கிட்ட போய் கேட்கிறது நான். ஐயயோ ரூ.3வா போச்சே! ரூ.3வா போச்சே! 1 ஹலோ மட்டும் தானே சொன்னேன். அப்டி என்ன அனுபவம்.
ஆஹா ம். ஆமா. ஐயையோ! ம். 3 ருவாய குடுத்துரு அப்டினீங்களா? ஆஹா. கண்டிப்பா. அது போக நான் ரொம்ப எதாவது அ சோகம்னு சொல்ல முடியாது. ரொம்ப என்ன சொல்ல எதுலேயும் விருப்பம் இல்லாம சில நேரம் நம்ம இருப்போம். அந்த மாரி நேரத்தில இருக்கும்போதெல்லாம் நமக்கு இந்த ஊ ஊக்கம் அளிக்கிற மாரி பா பாடல்கள் கேட்பேன். எப்டின்னா, அ நம்ம இந்த புதுப்பேட்டை படத்துல "ஒரு நாளும்" அப்டிங்கிற அந்த பாடல். அது போக "ஆட்டோகிராப்" படத்துல தன்னம்பிக்கை குடுக்குற மாரி சினேகா பாடிருப்பா 1 பாட்டு. அது. வேற காதல் காதல் என்பது அதுபோக காதல் தோல்வினா தான் அதுக்கு தான் நெறைய பாட்டு இருக்கே. காதல் சம்பந்தப்பட்ட பாடல்கள்லாம் கேட்கவே வேண்டாம்.
ம்ஹ்ம். என்ன மாரி என்னென்ன பாடல்கள்? ஆஹ். ஆஹா. ஆமாமா, ஆமா. ம்.